அடடா! அதுக்கப்புறம் என்னாச்சு? எ எவ்ளோ வயசுங்க அவனுக்கு?
அவ்ளோதான். டங்குன்னு காத் 6 மாசம் செம்மையா கத்துனான். அந்த வங்கியில இருக்கிற அத்தன பேரும் திரும்பி பார்த்தாங்க. எனக்கா பயமாயிடுச்சு. தலையில என்னாச்சோ! தெரியலையேன்னு. ஆனா, ஒண்ணும் ஆகல. ரத்தம் கூட வரல. ஒரு வீக்கம் கூட இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அது
ஓ சரிங்க, அதாவது குழந்தை 6 மாசமா?
ஆமா. அது அவன் சைடா விழுந்தானா என்னங்கிறதெல்லாம் எனக்கு அப்போ நான் கவனிக்கல. ஆனா அடி காணோம், ரத்தமும் காணோம், ஒண்ணுமே காணோம் அதுல. தலைய தடவி பார்த்தேன் ஒண்ணுமே இல்ல அதுல. சரி, கடவுளுக்கு ஏதோ கையில புடிச்சுட்டாரு போல இருக்கு அப்பிடின்னு சொல்லிட்டு. அதுலருந்து வந்து
சரிங்க. ம். சரிங்க. ம். அதாங்க அங்க பக்கத்தல யார்க்கிட்டயாச்சும் குடுத்துருக்கலான்ல இல்ல இத அ இந்தமாரி வச்சிருங்க.
அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. அதெல்லாம் யாரும் வந்து ஆபத்துக்கலாம் ஒரு சிலர் உதவுறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லேன்னு சொல்ல முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த குழந்தைக்கு என்ன உணவு குடுக்கணும்? என்ன குடுக்கக்கூடாது? அது, ப அது வந்து ஒரு போதிய அறிவு இல்லங்க. பயிற்சி கிடையாது.
கண்டிப்பா. சரிங்க. கண்டிப்பா. அப்ப நீங்க வந்து யார்கிட்டயாச்சும் அ கேட்டுருக்கலான்ல. இல்ல தொலைபேசி மூலம் இந்தமாரி குடுக்கலாமா? அந்தமாரி ஒரு அறிவுரை மாதிரி கேட்டு இருக்கலாம். அ.
அ. ஆஹா! இல்ல. எனக்கு அந்த மருத்துவர் என்ன சொல்லிட்டாரு, ஒருத்த ஒரு மருத்துவர் தப்பா வழிகாட்டுனாரா! சரியா வழிகாட்னாரான்னு தெரியல. அவர் என்ன சொல்லிட்டார்ன்னா, நீங்க வந்து வெளி உணவு குடுக்க, குடுக்க அந்த பையனுக்கு வயிற்றுப்போக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்க வந்து தாய்ப்பால் மட்டும் தான் குடுக்கணுங்கிறாரு. அப்போ ஆ.
சொல்லுங்க. அதாங்க. தாய்ப்பால் குடுத்தா கூட சில குழந்தைகளுக்கு வந்து பால் குடிக்கும்போது முதல்ல அப்பிடிதாங்க வயிற்று போக்கு மாரி வரும்?